ஆ, அந்த இல்லீங்க. அப்பவே 12வதுலேயே மாறிடுச்சு. 12வதுலயே என்ன பண்ணிட்டாங்க அப்பிடின்னா <laughs> அ 12வது படிக்கிற பப்ளிக் இனிமேல் வந்து நீ சைக்கிள்ல போ கூடாதுன்னு, அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு. ம் என்ன கலட்டா அப்டீங்கிற மாதிரி
<laughs> சபாஸ்! சொல்லுங்க. ஆ, ஆமாங்க. அ அப்பிடி சொன்னதுக்கு அப்பிடி சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிவாதம் பிடிக்கலயா?
புடிக்க முடியாதுங்க. அப்புற மார்க் இது குறஞ்சிச்சுன்னா, அப்புறம் நம்மள தான் திட்டுவாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு.
எவ்ளோ உஷாரா இருந்திருக்கீங்க நீங்க? அ.
அதனால, <laughs> ஆமாங்க. அதனால சரி வேண்டாம் அ சொன்ன பேச்சுக்கு கேட்டுக்கணும் அப்பிடின்னு சொல்லிட்டு ஏன்னா, நம்ம எத்தன அட்டூழியம் பண்ணும்போது அடிக்கடி காய்ச்சல் வந்துருங்க. அ ஏன்னா, மழையில நனஞ்சிட்டு வந்துருவோம். அ இல்லையின்னா சில நாட்கள்லைலாம் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். அ அந்த அன்னக்கி படிக்கவே முடியாது. ஆமாங்க. அதனால, சரின்னு அ 2வது மாற்றம் அடுத்த வருடமே நடந்துருச்சு. ம், ஆ அதுக்கு ஆ. அதுக்கப்புறம் அது அப்புறம் ஒரு 12வது முடிச்சதுக்கப்புறம் வேணா, காலேஜ் வேணா அருமையா இருந்துச்சுங்க.
ஆமா. ஆமா. சரியா சொன்னீங்க. ஆமாங்க. ஆ. <laughs> நல்ல அ சொல்லுங்க, சொல்லுங்க. அது என்னங்க? மாத்தி சொல்லுங்க. <laughs> ஆ.
அ காலேஜ்ல தான் பஸ்ஸு அ அதுதான் சூப்பருங்க. அ பஸ்ல போகும்போது, அதுவும் அப்பிடிதான். 2 பஸ் மாறி போகணும் அப்பிடிங்கம்போது, அதுவேணா, எனக்கு அந்த 10வதுல ஆசப்பட்டது, எனக்கு காலேஜ் போய்தாங்க கிடைச்சிச்சு.
ஓ! நல்லது, நல்லது புரிஞ்சது. அது ஆனா வந்து, அது காலேஜ் பஸ் தானா?
ம். ஆமாங்க. காலேஜ் பஸ் தான். இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோன்னா, அந்த காலேஜ் பஸ் வந்து எங்க ஊருக்கு வராது. அது கொஞ்சம் மெயின் ரோட்லயே இருக்கும். அங்கருந்து அந்த ஊருக்கு போறக்கு நாங்க ஒரு பஸ் புடிச்சு போகணும்.
அ. பரவால்ல. உங்கள நீங்க ஆசப்பட்டமாரி 2 பஸ்ஸு கரெக்ட்டா கிடச்சிருச்சு. <laughs>
ம். ஆமா, ஆமா. மினி பஸ். அ ஒரு மினி பஸ்ஸ ஓடும் உள்ள. அ நான் எந்த ஸ்கூல்ல போ எந்த ஸ்கூலுக்கு அ ஸ்கூலுக்கு போற ஒரு பஸ்ஸு நான் பார்த்து சொன்னேங்கல்ல. அதே மினி பஸ்ல ஏறி, ஆ அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிறணும். அப்புறம் அங்கருந்து காலேஜ் பஸ்ல போயிருவோம்.
ஆமா. அதாவது நீங்க அந்த மினி பஸ்ல ஏறி உட்காரும்போது அப்பிடியே ஒரு சிம்மாசனத்தில அமர்ந்த மாரியே ஒரு ஃபீலிங் வந்துச்சுங்களா?
<laughs> ஆமாங்க. ஏன்னா, அதுவும் தனியா போகும்போது அவ்ளோ அருமையா இருந்துச்சுங்க. அ அப்ப பார்ப்பேன். ம். அ, ஆ, இருக்குங்க, இருக்குங்க. அதுவும் நல்ல நல்ல பாட்டா போடுவாங்க. அ அப்பகூட நான் பாப்பேன். அந்த ஸ்கூல் பொண்ணுங்க ஏறும்போது, நம்ம காலேஜ் போகும்போது ஸ்கூல் பொண்ணுங்க ஏறுவாங்கள்ல. ஆ அவுங்களெல்லாம் பார்க்கிறது, அவுங்க வ பேக் எல்லாம் வாங்கி நான் வச்சுக்கிறது. அந்த விளையாட்டெல்லாம் பண்ணுவேன். அ நன்றிங்க. அதனால இது ஒரு மாற்றம். நான் அப்ப அந்த நான் சைக்கிள்ல போனதுல இன்னுமே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஆ ஆ என்ன பண்ணேன் அப்பிடின்னா, ஒரு அ எங்களுக்கு வந்து ஒரு 11வதுல வேதியியல் அ ஆசிரியர் ஒருத்தங்க வந்தாங்க.
<laughs> பாட்டெல்லாம் போடுவாங்களா? பாட்டெல்லாம் இருக்குமா! செ பஸ்ல. ஆமா. ஆமாங்க. அ எவ்ளோ நல்ல புள்ள! நல்ல புள்ளைங்க நீங்க, அ சொல்லுங்க <laughs> ம். சொல்லுங்க, சொல்லங்க, சொல்லுங்க. சரிங்க.
ஆ, அவுங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீடு இங்க தான் இருக்குது. ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்குது. ஆ நான் டியூஷன் எடுக்கிறேன். வேணும்ங்கிறவெங்க வரலான்னு சொல்லிட்டாங்க. அ. ஆமாங்க. நான் என்ன பண்ணேன், அ அங்கிருந்து அ என்ட்ட தான் சைக்கிள் இருக்குலன்ட்டு, நான் பாட்டுக்கு சைக்கிள்ல அவிங்க வீட்டுக்கு போயிட்டேங்க.
ம் நல்ல வேதியியல் ஆசிரியர் சொல்லுங்க. <chuckles>

கண்டிப்பாங்க. நல்லா திட்டுவாங்க. அதுவும் இ அதுல இன்னொரு காமெடி. எனக்கு மொத மொதல்ல நான் நடந்த நிகழ்ச்சி என்ன அப்டின்னா, ஆ நான் சொன்னேங்கல்ல 2 பஸ்ஸு மாறணும் அப்டின்னு சொன்னேங்கல்ல.
சூப்பர். ம். ஆமாங்க.
அப்ப எங்க ஸ்கூல்லருந்து அந்த மொத பஸ்ஸு வர்ற வரைக்கும் மழை பெய்யும். அ. வந்து மழை பெய்யாது. அப்ப என்ன ஆகுனா, நாங்க மட்டும் அந்த ரோட்ல சொத சொதனு நனஞ்சுட்டு போயிட்டுருப்போம். அ ஆனா அங்க மழையே பெஞ்சிருக்காது.
ஆ. அது என்னங்க? அஹம் ஆ. ஆ. <sucks teeth> ஓ! புரியுது, புரியுது ஆ எந்த ஊர்லருந்து வந்தீங்கன்ற மாரியே இருக்கும். ஆ, ஆ.
அதா அதாங்க. ஆமா, ஆமாங்க. அ அப்ப என்ன ஆகுன்னா, அந்த நாட்கள்லல்லாம் நாங்க தப்பிச்சுக்குவோம். வீட்டுக்கு வரக்குள்ள காய்ஞ்சுருவோம் நாங்க. <chuckles> ம்.
ப. அயா! நல்ல ஐடியாங்க ஐயோ! எப்டி எப்டிலாம் யோசிச்சிருக்கீங்க ரூம் போ ஆ.
அ எங்களுக்கே தெரியலீங்க. அது மொத மொதல்ல எனக்கு அது நடந்த அனுபவம். என்னன்னா, நனஞ்சுட்டோம். சொத சொதன்னு நனஞ்சுட்டோம். வீடு வரைக்கும் நனஞ்சுட்டு தானே போ போறோம். ஏன்னா, அந்த வயசுல தானா அப்டி 2ஆ பார்க்குறோம். 1 இடத்துல மழை பெய்யும். 1 இடத்துல பெய்யாதுங்கிறதே எங்களுக்கு அப்ப தெரியாது. ம். அப்ப பார்க்கும்போது அப்புறம் அந்த கோட்ல நிக்கிறது. அ நின்னுட்டு ஆ இங்க மழை பெய்யிருக்கு. வெ இடத்துல ஒரு காலு பெய்யாத இடத்துல 1 கால வச்சுட்டு.
ஆமா. ஆமாங்க. ஆ புரியுது. அ. ஆ ஐயோ! மழையவே கன்ஃப்யூஸ் பண்ணி வுட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. யார் உங்க டீம எந்த ஊருன்னு சொல்லுங்க வந்து பார்த்துடலாம்?
ஆமாங்க. கண்டிப்பாங்க அங்க. நல்லாருக்குங்க அந்த அனுபவம்ல்லாம் அழகா கோடு போட்டுருக்குமா, நின்னுட்டு அந்த விளையாட்டு. அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சதே இல்ல சொன்ன போனா. அ அந்த ஒரே ஒரு மாற்றங்க. நான் எப்போ வந்து என்னோட சைக்கிள்ல நான் போக ஆரம்பிச்சேனோ, அப்ப அப்டியியே வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க.
அ. ம். ஆமாங்க. ஓ! ஆனா, வந்து இந்த பள்ளியிலேருந்து நீங்க கல்லூரிக்கு போம்போதாவது மாற்றம் வந்திருக்குதா?

ம். படிப்படியா முன்னேர்றீங்க. சொல்லுங்க. ம். <laughs>
ஆமாங்க, ஆமாங்க. அ இங்கருந்து சைக்கிள் எடுத்துட்டு போனது ஓகே. அ அது எ எவ்ளோ தூரம் இருக்குதுன்னா, ஒரு ஒரு பஸ் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் ஆட்டோ இருக்குது. அ இப்ப நான் எப்பிடி ரிட்டர்ன் வர்றது? போயிட்டேன் தைரியமா? அ ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா ரிட்டர்ன் நீ அங்கிருந்து க பள்ளிக்கு வந்து பள்ளியிலருந்து எங்க வீட்டுக்கு என்னால அந்த அளவுக்கு சைக்கிள் ஓட்ட முடியாது. ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால. அ அவங்க என்ன? ஆமா. ஆமாங்க. நான் எங்க சொன்னேன். எங்க வேதியியல் டீச்சர் தான் புடிச்சு வச்சுட்டாங்க. புடிச்சு வச்சுட்டு, அ எங்க அப்பாவுக்கு ஃபோன் நம்பர் குடு, நான் பண்றேன்னு சொல்லி பண்ணி, அ என்னோட சைக்கிள அவங்க வீட்லயே விட்டுட்டு, அ அப்பா வந்து கூட்டிட்டு போனாரு.
ஆ. ம். ஆமா, ஆமா. ஓ! அந்த விஷயத்துல நீங்க சின்ன ஆயிட்டீங்களங்களா? <laughs> ஆ அ. அன்னைக்கு ராத்திரி எப்பிடி தூங்குனீங்க? உங்க சைக்கிள் இல்லாம?
அச்சோ! என் காலையில ஐயோ! சைக்கிள் வேணும், சைக்கிள் வேணும் அப்பிடினு அட அடம் பிடிச்சுட்டே இருந்தேன். அ அது நான் சொல்றேன். அ அப்ப நீங்க பேக்க மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. நான் சைக்கிள்ளேயே வந்துருவேன் அப்டின்னு.
ஆ. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ. அ <laughs> அப்ப பேக் நமக்கு சும சைக்கிள் நமக்கு சுமையா தோண்ல?
ஆமா. அப்பிடின்னு என்னமா ஆர்ப்பாட்டம் பண்ணியுமே, அப்புறம் மேம் முன்னாடி திட்டு வாங்கக்கூடாதுன்னு அமைதியா வந்துட்டேன் ஆமாங்க. அப்போ 2 வார்த்த மட்டும் சொல்லி பார்த்தேன். ஆனா அ கேட்கல அப்பிடிங்கம்போது, சரி இதுக்கு மேல பேசினா நமக்கு அடிகிது மேம் முன்னாடி விழுந்துட்டா என்ன பண்றது அப்பிடின்ட்டு
ரொம்ப நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டீங்க இல்லேங்களா! <laughs> <laughs> படிப்பயில நம்ம, நம்ம டீச்சரு முன்னாடிலாம்!
ஆ இல்ல அடிக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு பயம். அ மேம் முன்னாடிகீது அடிச்சுட்டா, நமக்கு மானம் வேற போயிருமே! அப்பிடின்ட்டு. ம் ஆமாங்க அதேமாரி தான். அப்புறம்.
ம். அ அது இவ்ளோ நடந்துட்டு திடீர்னு அதிகமாயிரும். <laughs> ஆ. அ வேற என்ன மாற்றம் பண்ணீங்க? சொல்லுங்க.
அ வேற என்ன கடைசி மாற்றம் அப்பிடின்னா. ஆ. இந்த ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா